ஒரு நிலைலா படுத்து படுத்துறது வந்து அது இயலாத காரியம் தான். அப்படியே படுத்திட்டோம்னா நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் மாறான்ற <laughs> ஒரு ஒரு கேட்டகிரிக்கு வந்துருவோம்.
ஏனா. ஆமங்க. அது ஆனா ஒரு கட்டத்தில அத பண்ணிருவேன். ஏன்னு கேட்டா நான் அந்த கதவெல்லாம் மூடிட்டேனா கொஞ்சம் அமைதியாயிருவாங்க. ஆ அந்த கதவெல்லாம் மூடிட்டு வந்து நம்ம அமைதியா ஒரு இடத்துல உக்காந்துருறோம். அப்ப வந்து இந்த ஸ்க்ரீன்லாம் பார்க்க மாட்டேன். அமைதியா உட்காருவேந் இல்ல அமைதியா படுத்துருவேன். எதையும் யோசிக்க கூடாது. ஏனா, நமக்கு சும்மா நம்ம வேலை செய்றனால, நம்ம மூளை வந்து ஏதாவது வேலை செஞ்சுகிட்டே இருக்கும். பாருங்க, அது நமக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். "என்ன நானே வந்து சும்மா ரெஸ்ட் எடுக்க படுத்துட்டேன். நீ மட்டும் என்ன வேலை செஞ்சுகிட்டே இருக்க? எதையாவது யோசிச்சுட்டே இருக்க, உன்னால சும்மாவே இருக்க முடியாத கொஞ்ச நேரத்துக்கு. "அப்படிங்கிற மாரி நானே என் மூளைய கேட்டுக்குவேன். "கொஞ்ச நேரம் சும்மா தான் இரேன்டா, நீ வேற ஏன்டா படுத்துற?" அப்படிங்கிற மாரி இருக்கும்.
ம் ஹும். <laughs> கண்டிப்பா. <laughs> அதான் அப்ப இரவு நேரங்கள்ல இப்படிலாம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மூளைக்கிட்ட இப்ப ஏ அதெல்லாம் யோசிக்க கூடாது. ஆமா, "நீ புடுங்குறதெல்லாம் தேவையில்லாத ஆணி தான் பேசாம படு" அப்படீன்ற மாரி தான் சொல்ல தோணும். ஆனா, அது எங்க கேட்குது நம்மள அப்ப எத பத்தி யோசிக்க வேணாம்ன்னு யோசிச்சா, ஓ! நம்ம இத பத்தி யோசிக்க வேணாம், அத பத்தி யோசிக்க வேணான்னு எததெல்லாம் யோசிக்க கூடாதுன்னு. <sighs>
<laughs> அதேதான். ஆமா. <laughs> ஆமாங்க. அது அது அது இன்னும் ஒரு பெரிய டாஸ்க் ஆயிரும். ஐயயோ! நம்ம இப்ப வந்து மொதயாவது ஒரு விஷயத்த பத்தி மட்டும் யோசிச்சிட்டுருந்தோம். இப்ப எத யோசிச்சோம்னு யோசிச்சு, யோசிச்சு இன்னும் கொஞ்சம்ல கொழப்பிக்கிட்டு இருக்கோம். எது எதோ வந்துட்டு போகுது நமக்குள்ள, அப்படிங்கிற மாரி நம்மள ஒரு வழி பண்ணிருங்க.
ம். <breath> <breath> கண்டிப்பா. இந்த ஆமா ஒரு சில சேனல்கள் இருக்கு. Youtubeல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதில ஒரு பதிவு ஒண்ணு பார்த்தேன். "நான் ரொம்ப டிப்ரஸ்ட்டா இருக்கேன் மச்சான்." எதுக்குப்பா டிப்ரஸ்ட்டா இருக்க? "அதுதான் தெரியல" தெரியாமலேவா. "ஆமா எதுக்கு டிப்ரஷனா இருக்க, எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு தெரியாமலே, என்னடா! ஒரு டிப்ரஷனு க்கு காரணம் கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு நெனச்சி, நெனச்சி நான் ரொம்ப டிப்ரஷன் ஆயிட்டேன்." அப்படின்னு.
சரி. <laughs> <laughs> <laughs> ஆ, பரிதாபங்கள் சேனல் வந்து கொஞ்சம் நமக்கேத்தா மாரியே இருக்கும். நம்ம மனநெலமைய டக்குனு சொல்ற மாதிரி ஒரு சேனலா இருக்கும். அது, அத பார்க்கும்போதெல்லாம் நான் நெறைய முற அத எடுத்து பதிவிட்டு ஸ்டேட்டஸில போட்ருக்கேன். என்னடா அது நமக்கேத்த மாதிரியே இருக்கே, எல்லாமே. அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கைய வந்து நம்ம வந்து படமா எடுத்த மாதிரி ஒரு சில நேரம் நமக்கு தோணும்.
கண்டிப்பா ஆமா. நிச்சயமா. இந்த கணவன், மனைவி சண்டையாகட்டும். மாமியார், மருமகள் சண்டையாகட்டும். இல்ல உறவினர்கள் வந்து எத "என்னப்பா சும்மா இருக்க, எதாவது வாங்கி போடுறது." "வாங்கியிருக்கேன் இப்போதான் நிலம் வந்து ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன்." "நிலம் வாங்கிட்டியா?" காதுல 2 சைடுல பொக வரும். <laughs> உண்மையா உறவினர்கள்லா அப்படிதான் இருக்காங்க. ஏ எனக்கு தெரியும். ஒண்ணுமே இல்ல இப்ப ஏதோ புதுசா கன்ஸ்டருக்ஷன் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அத பார்த்துட்டு அந்த கேள்விப்பட்டதுலேருந்து நல்லா பேசியிருந்தவங்க மூஞ்சி டக்குனு வந்து பஃபர் ஆயி. <laughs> இத நான் கண்கூட பார்த்தேன். அப்படிதான் ஆகுது.
<laughs> <laughs> <laughs> அதுல இன்னொன்னு வந்து. ஆமாம்மா. ம். <laughs> அது. <laughs> அது நெனச்சுட்டாலே போதுமே, நமக்கு அங்க வந்து எதுவுமே ஓடாதுங்க. கண்டிப்பா, ஒருத்தவங்க வந்து நம்ம ஏதோ ஒண்ணு பண்றோம். அத வச்சு ஏதோ ஒரு அதுவும் இந்த சொந்த பந்தங்கள்லாம் சொல்லவே வேணா. லைட்டா பார்த்துட்டு இப்படி திரும்பினா கூட போதும். அவங்க நம்மள <chuckles> "என்னடா இவன் நல்லா இருக்கானா? இது பண்றானா? அது பண்றானா?" நெனைக்க நெனச்சாலே போதுங்கிறேன். ஒரு வார்த்த கூட சொல்ல வேணா. அவங்க நெனச்சாலே போதும் அவ்வளோதான் நமக்கு.
ம். ஆமா.